ஆ, அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். எனக்குப் பேய் அதாவது பேய், பிசாசு அதைப் பத்தி பெருசா பயம் இல்ல. ஆ, நெறைய பேய் படங்கள் எல்லாம் பாப்பேன். ஆ.
நல்ல விஷயம் மா. ஆ. ஜாலியா, திரில்லா இருக்கும். ம்.
அது ஒரு மாதிரி ஆ, நல்லா இருக்கும். <laughs> என்ன தோ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, "நீ இந்தப் படத்த த பயமில்லாம பாத்துட்டன்னா ஆ, நீ கேக்குறதை ஏதோ பண்ணித்தறோம்". அந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. நானும் அ அவங்க கூடவே நான் பார்க்கணும். நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லீங்களா? அப்போ வந்து நாங்க வந்து பார்ப்போம். எல்லாரும் பயப்படுவாங்க. 2, 3 நானும் என்னுடைய இன்னொரு தோழி. எல்லாரும் தான் நண்பர்கள்னா தோழன், தோழி.
அ. ம். ஆமாங். நண்பர்களா, தோழிகளா? இந்த பொதுவா நண்பர்கள்னா, எல்லாருமே சேர்ந்தது தான் நீங்கச் சொல்றீங்க.
ஆமா, ஆமா, எல்லாரும் சேர்ந்துதா?
அ ஏன்னா, நண்பர்கள் அப்படின்னு உடனே, ஒரு ஆண் நண்பர்களும் இருப்பாங்க. தோழிகள்னா, பெண் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுக்காக கேட்டேன்.
ம். ஆ, இருவரும் சேர்ந்த மாதிரி தான். எனக்கு அந்த மாதிரி நண்பர் வட்டாரம் தான் இருக்கு. அப்ப 2 பேரும், அ எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்குப் போவோம். அப்ப அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ம பட படங்கள் எல்லாம் வந்து ஒட்டுக்கா பார்ப்போம். அப்போ வந்து அ நண்பர்கள்லியும் ஒரு 3 பேரு தான் வந்து பெருசா பயப்பட மாட்டாங்க. அந்த மாரி எனக்கு அந்த விஷயத்துல பயம் இல்ல. ஆனா, எனக்குப் பாம்புன்னா கொஞ்சம் பயம்.
ஆ, சரி, சரி. சரி. சரி, சரி. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். எப்படியும், அந்தப் பேய் சீன்ஸ் எல்லாம் வந்தவுடனே, அதிர்ச்சியான சீன் எல்லாம் வந்தவுடனே, கண்ண மூடிட்டு, கீழே அப்படியே சீட்க்கு நடுவுல கீழே பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பீங்களா?
ஆஹா. நான் ஆ, பேய் மூஞ்சியையே பாத்துருவேன். அப்படி என்ன இருக்கு அதுல அப்படிங்கிற மாரி. ஆமா, எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. "நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. மனுஷங்கள பாத்தா உனக்குப் பயம் வருது. ஆனா, பேயைப் பாத்தா பயம் இல்ல". நான் இது என்னன்னு? எல்லாம் மேக்கப் தானே! அந்த மாரி <tsk> படத்துல எல்லாரும் மேக்கப் போட்டுத்தானே நடிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு?
ஆ. ஆ. அ அப்படியா? ஆ. பேய் வந்து ஈஸியா பாத்துறா? நல்லா இருக்கே கதை. ம். ஆனா, இது சாதாரணமா இருக்கவங்க பாத்தா, அப்படியே பயந்துகிட்டு, நடுங்கிட்டு, மெதுவா கையெல்லாம் வச்சிருந்த விரலுக்கு நடுவுல அந்த மூஞ்சியை பார்த்து. <chuckles>
ஆ. அப்படித்தான் பார்ப்பாங்க. நான் அப்படியே கூலா அப்படியே பார்ப்பேன். அது அவங்களுக்கு <chuckles> அப்படி இருக்கும். "கொஞ்சம் விசித்திரமான ஜீவி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்குப் பாம்புகள் பாத்தா ரொம்ப பயம். அது ஏன்னு தெரியாது. ஆ, ஏ நான் பாம்பு நேரமும் பாத்துருக்கேன். நேரடியா பாத்த ஒரு ப அதனால கூட இருக்கலாம்.
ம். அப்படியா? ம்ஹ்ம். ஆஹா. உங்க வீட்டு பக்கத்துல வந்துருச்சோ.
ஆமா, ஆமா. அந்த மாரி பாம்பு பாத்த பயம் வந்து எனக்கு இருக்கு. அப்பறம் வந்து, ஒரு குழந்தையை வந்து ஒரு பாம்பு வந்து இந்த படம் எடுத்து நிக்கும்னு சொல்லுவாங்க இல்ல, அதை வந்து நேர்ல பாத்துட்டேன். அப்பத்துல இருந்து
சரி, சரி, ம். ஆ. ஆமா. அடடா, பயங்கரமான அதிர்ச்சி சம்பவமா சொல்றீங்க? ம்ஹ்ம்.
ஆ, அப்பத்துல இருந்து எனக்குப் பாம்புகள்னா பயம். மத்தபடி, பெருசா வேற எந்த விஷயத்துக்கும் பயம் இல்ல.
தீண்டிடுச்சா, குழந்தைய?
இல்ல, இல்ல, காப்பாத்திட்டாங்க.